இன்னமும் அது என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அதிலிருந்து நாங்க அவர பயங்கரமா கலாய்ப்போம், எந்த இடத்துல இது? "நீங்க எப்படி பேருந்தில மட்டும் தான் புடிக்க மாட்டீங்களா? எதுலமே புடிக்க மாட்டீங்களா?" அப்படின்ற மாரிலாம் கலாய்ப்போம்.
<chuckles> ம். அஹ்ம். <giggles> <laughs> அதான், அதாங்க. ம். அவரு எதுவும் சொல்லீங்களா?
செம்ம இதுவா போச்சு ஆமா. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா, நெறைய விஷயங்கள். இது மட்டும்னு கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கனா, அவங்க போறப்போ வந்து பேருந்துல வந்து பை வெச்சுட்டு போவாங்க இல்லையா, "பர்ஸ் இங்க இருக்கும் பாத்துக்கோங்க" அப்டினுட்டு. அப்படி சொல்லாம போய்ட்டா, நாங்க எடுத்து ஒழிச்சு வெச்சுருவோம். அவங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் அழுதுன்னு <laughs> இதெல்லாம் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நான் வந்து இந்த அளவுக்கு வந்து, இந்த பயணம் வந்து அவ்ளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்ட்டு நான் வந்து எதிர்பாக்கவே இல்ல. நெறைய கிண்டல், கேலி, இப்போ நெனச்சு பார்த்தா கூட, அது டையர் வெடுச்சது எல்லாம் மரணமா இருந்துச்சுங்க. <laughs>
ம். ம். ஆமாங்க. அச்சச்சோ! அ. <laughs> ஆமா. ம். ஆமாங்க, புரிது. அ. ம். <chuckles> ஆமாங்க. நீங்க சொல்லம்போதே வந்து நானு, அங்க அந்த என்ன காட்சிக்கே போய்ட்ட. அ ஏன்னா, நீங்க மொதல்ல எவ்ளோ அருமையா ஆரம்பிச்சீங்க. புது பஸ், புது டையரு அப்டினு ஆரம்பிச்சிங்களா? ஓஹோ! பயணம் வந்து ரொம்ப அருமையா போயிருக்கும் போல! அப்டினு நெனச்சா, அ பஞ்சர் ஆனா கூட பரவால, வெடிச்சுருக்குதுன்னா, அது வந்து நினைச்சு பாத்தாலே பயமாருக்கு.
ம். <laughs> <laughs> நாங்க, என்ன இதுல ஒரு காரணமா இருக்குன்னா, நாங்க ஏகப்பட்ட பைகள் கொண்டு போனோம். சூட்கேஸ் 15 பேர் 20 பேரு கல்யாணத்திற்கு தேவையான அந்த லெஹெங்காலாம் வெய்ட்டா வெச்சுருபோம் இல்லையா? அவ்வளோ வெய்ட் ஏத்துன அந்த பஸ் திணற முடிஞ்ச்சு போல. <laughs>
ஆஹம். ம். அட! ஆமா, ஆமாங்க. அ. <chuckles> அதா, அதாங்க. புரியுது, புரியுது. அதாவது பயணம் ப பண் போகும்போது, இந்த மாரி கூட்டமா போகும்போது, இந்த மாரி சின்ன, சின்ன விஷயங்கள் தான் வந்துட்டு அந்த நகைச்சுவைய அதிகப்படுத்துதுனே சொல்லலாம். ஆ, இந்த ஒரு சின்ன விஷயங்கள் வந்துட்டு இங்க வெளிய கேட்கும்போது சின்னதா தெரிஞ்சாலும், அங்க அங்க அனுபவச்சங்களுக்கு தான் தெரியும், அது எவ்வளவு பெரிய ஒரு நகைச்சுவையான ஒரு நாள் அப்டின்னு. ஆ இவ்வளவு நேரம் உங்களோட இந்த நினைவுகள் எல்லாம் பகிர்ந்துகிட்டத்துக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் பேசலாம்.
கண்டிப்பா. கண்டிப்பா.

இதுக்கு எடையில இருங்க இந்த சலசலப்பு நடந்துகிட்டே இருக்கம்போது, அந்த இன்னொருத்தவங்களுடைய பொண்ணு வந்து தொலைபேசியில் அப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, "இந்த மாதிரி, அம்மா என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டிங்கல்ல. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் மனசெல்லாம் அடிச்சிக்குது. நான் அங்க தான் வரணுனு இருந்தேன். இந்த மாரி கொழந்தைக்கு உடம்பு சரியில்லன்றதுனால வர முடியல." அப்டின்ற மாரி அவங்க அம்மாகிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க. இவங்களா இந்த சண்ட நடந்துட்டே இருக்கில்ல, அப்போ வந்து இவுங்க சொல்றாங்க. "உனக்கு அடிக்கும் அடிக்கும் மனசு. இங்க ஆல்ரெடி நாங்க அடிச்சிட்டு சாவுரது எனக்கு தான் தெரியும்." m <laughs>
ம். ஆஹ. ம். ஆஹ, சரிங்க. <chuckles> ஆமா. அந்த பொண்ணு இவைங்க தான் சண்ட போடுறாங்கனா அந்த பொண்ணையும் உள்ள இழுத்தாங்க பாத்தீங்களா, ம்.
ஏன்னா, இவங்க 2 பேரும் அந்த சீட்டுக்கு சண்ட போடுறப்போ எனக்குன்னா சிரிப்பு தாங்க முடியல.
<laughs> அப்புறம் என்ன பண்ணுறது ஒருத்தங்கு இன்னொருத்தர சொன்னா அவரும் "என்னால முடியாது" அப்படிங்கிறாரு.
கரெக்ட்டா அந்த பொண்ணு ஆமா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எடைல அதுக்கு கரெக்ட்டா ஃபோன் பண்ணம்போது, அந்த பக்கம் வேற பேசணும் செம டைமிங்கா இருந்துச்சு.
ம், ம். <snorts> <giggles> அருமைங்க. எல்லாம் பஸ்ல் இருக்ற எல்லாரும் சிருச்சிங்களா?
ஆமா பயங்கரமாக சிரிச்சு சிரிச்சு வயிறு வலியே வந்துருச்சிங்க. அதுக்கு அப்புறம் வந்து நாங்க
ம். <chuckles> ம்ஹ்ம். ஆனா இந்த மாரி கூட்டமா போறதுல அது ஒரு அ நல்லதுன்னே சொல்லலாம். ம் நம்ப இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து தனியா பாத்தோம்ன்னா சிரிப்பு வராது. அ ஒரு கூட்டத்தில ஒருத்தரு பார்த்து சிரிச்சிட்டா போதும் அந்த வ வேன்ல இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க
ஆமா. ஆ.